ஓ! ரொம்ப ஆபத்தானதாச்சே! இது? ம்.
ஆமா. இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்னோட இன்டர்நேஷனல் ட்ரான்ஸாக்ஸன் என்னோட கடன் அட்டையா இருந்தாலும் செரி, என்னோட வந்து பணம் வச்சிருக்க அட்டையா இருந்தாலும் செரி, இன்டர்நேஷனல் ட்ரான்ஸாக்ஸன எப்பவுமே ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா, எனக்கு அதுல ஒரு தெளிவான ஐடியா இருக்கு அப்படிங்கிறனால நான் பண்றேன். ஆனா, இத வந்து நம்ம சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போணும். வயதானவங்கள் மட்டும் இல்லாம, எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போய், இந்த மாரி ஓடிபி பகிரக்கூடாது அதாவது பாஸ்வேர்ட் சொல்லக்கூடாது. அதே சமயம் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸாக்ஸனையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்லணும் எல்லாருக்கும்.
ம். ம். ம். ம். ம், ம். ம், ம். ம். ம். ம். ம். ஆமாமா. ஆமா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, பகிர்வதுனால எவ்ளோ பிரச்சனை வருது. அதாவது ஒரு புகைப்படத்த பகிர்வதுனால எவ்ளோ பிரச்சனை, கடவுச்சொல்ல பகிர்வதுனால எவ்ளோ பிரச்சனை இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள வந்து இவ்வளோ நேரம் விளக்கமா சொன்னீங்க. உங்களோட உரையாடினதுக்கு மிக்க மகிழ்ச்சி.
ம். ஆமா. ம்.